ம்.
இப்போ என்னுடைய அலுவலகத்தில வந்து அம், அ என்னன்னாக்கா, அ வெளிநாடுகள்ல நீங்க வந்து உங்களால வந்து தொடர்பு கொண்டு பேச முடியும். அந்த மாதிரியான ஒரு தொலைபேசி. அம் அப்ப அதுக்கு நான் பணம் கட்டத் தேவல்ல. கம்பெனி கட்டுது. அந்த மாதிரி தாங்க ஏன்னா, என்னுடைய வேலை அப்பிடி. எனக்கு வந்து இந்த வெளிநாட்டவர்கள் கூட வந்து தொடர்பு கொண்டு அ அவுங்களுடைய எதையாவது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுன்னா அத வந்து சால்வ் பண்றது அப்பிடி இந்த மாதிரி இருக்கும்.
ஓ! சரி. ம்.
அ அப்பிடி இருக்கும்பொழுது இவரு வந்து நான் பேசுவோம் இல்லயா! இந்த மாதிரி இப்பிடிலாம் இருக்குன்னும் பொழுது "ஐயயோ! அப்பிடியா சரி! அப்ப எனக்கு வந்து என்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அ அவுங்க கூட பேசினனா எனக்கும் செலவாகுது கொஞ்சம் வந்து நீ உன்னால உதவி பண்ண முடியுமான்னும்போது." சரிடான்னு சொல்லிட்டு நான் கம்பெனி காசு தானேன்னு சொல்லிட்டு இவருக்கும் ஃபோன் பண்ணிட்டு அவுங்க குடும்பத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டு நடுவுல வந்து அவங்கள பேசி பேச விட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அ, ஆ அதாவது ஃபுரொபஷனலி இது சரியா? அப்பிடின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தப்பு தான். ஆனா ஒரு நண்பன் கேக்கும்போது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு.
ஓ! சரி, சரி. ம். <laughs> ஓ! ம். நீங்க, அதாவது நண்பனுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு மனப்பாங்கில சரி அது பேசட்டும் அப்பிடின்னு சொல்லி நீங்க விட்டுருவீங்க. ம்.
ஆமா. அந்த மாதிரி அப்பிடி உதவி பண்ணியிருக்கிறேன். அப்போ ஒரு கட்டத்தில வந்து ம் உங்களுக்கு தெரியும் இல்லயா! ஏன்னா 4 பேர் கூட தானே நீங்க வேலை செய்றீங்க. தனியா வேலை செய்யல. அப்போ அவுங்களலாம் பார்க்கும்போது என்னன்னா, நீங்க வந்து சரி இத வந்து பண்ணாக்கா நம்மளுக்கும் வந்து சரி வராது, வேலையில பிரச்சனை வரும்ன்றப்போது, நீங்க நிறுத்துறேன்றபொழுது, அ அதிலேருந்து அவரு வந்து பேசுறத நிறுத்திட்டாரு. ஏன்டா! டேய் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு
ம். ம். <laughs> அதாவது உங்க உங்களுடைய உங்களுக்கு பிரச்சனை வருன்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சு இது பண்ணயில, அவரு வந்து அவருக்கா அவரு இது பண்றமாரியா ஆயிருச்சோ! அவருக்கு. ம் <laughs>
தேவைக்காக ஆமா அந்தமாரி அவுங்க நிறுத்திட்டாங்க. அதுக்கப்பறம் அவருடைய தங்கச்சிக்கு வந்து அவரு வந்து திருமணம் அ வந்து இது ரெடி பண்றாங்கன்ற பட்சத்தில அ நான் வந்து அந்த, கு அந்த காலத்துக்குள்ள நான் என்ன பண்ணேன், சிங்கப்பூர்ல போயிட்டு நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் நானு. அம் அங்கே இருக்கும்போது அப்போ தொடர்பு பண்றாரு. இந்த மாதிரி நான் வந்து என் தங்கச்சிக்கு எல்லாம் வந்து திருமணம் பண்ணப்போறோம். நான் கூட வந்து இந்தியாவுக்கு வரப்போறேன் அப்பிடின்னு. நான் சொன்னேன் "சரி, சரி நான் கூட வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த அ காலத்தில வந்து நான் அ ஆல்ரெடி நான் ஊருக்கு போணுன்னு இருக்கிறேன். அப்போ பார்க்கலான்டா!" அப்பிடின்னு சொல்றேன். இ இவுங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்னதில இருந்து ஒண்ணா வந்து நம்ம பழகின ஆளு எங்களுடைய
ம். ம். ம். ஓ! அந்த 2 பேருமே வந்து உங்கள உங்களுக்கு சின்ன வயசு ஃபிரெண்டுனு இருந்தது. ம்.
எல்கேஜில இருந்து ஒண்ணா படிச்சவங்க நானு அப்பிடி இருக்கையில இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த கோவான்னு சொன்னனே அந்த பையன் மட்டும் வந்து எங்க குடும்பத்தில எல்லோருக்குமே தெரியும் அவன. என்னுடைய உறவினர்கள் வந்து வெளிநாட்ல வசிக்கிறவங்களுக்கு கூட, "ஏய்! உன்னோட நண்பன் இவன், இவன் வந்து எப்பிடி இருக்கான்?" அப்பிடின்னு கேப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்க குடும்பத்தில வந்து ஒரு ஒரு அங்கமாவே இருப்பார்ன்னு வச்சுக்கோங்களேன். அவரு.
ஓ! ரொம்ப பழகுன ஆளு. ஒரு ஆளு. ம்.
ஆமா. அப்போ அப்பிடி இருக்கும் பொழுது அவுங்க தங்கச்சிக்கு ஏற்பாடு பண்ணி நடந்துன்னு இருக்குது. நானும் எங்க அம்மாவும் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு அந்த ஒரு தெரு வழியா வந்துன்னு இருக்கிறோம். அப்ப இவரும் இந்த, இந்த என்னுடைய நண்பர் வெளியில வர்றாரு ஒரு மண்டபத்திலிருந்து, அதுக்கு அப்புறம் அவுங்க அப்பாவும் வர்றாரு.
ம்.